பொதுவா இந்த திரைப்படங்கள்லலாம், அ ஒரு ஹீரோவா இருந்தா கண்டிப்பா வில்லன் அப்டின்னு ஒரு கதாப்பாத்திரம் இருக்கும். ஆனா நெறைய பேருக்கு, இந்த வில்லன் கதாப்பாத்திரம் இப்டி இருக்கணும், அப்டி இருக்கணும், பார்க்க வந்து கொஞ்சம் பயமுறுத்துற மாரி இருக்கணும், ஆ அந்த லுக்குலயே மிரட்டணும் அப்டின்ற மாதிரி வந்து நெறைய கற்பனைகள் இருக்கும். அ உங்களுடைய அந்த ஐடியால எப்டி சொல்லுவீங்க? வில்லன் கதாபாத்திரம் அது எப்டி எப்டிலாம் இருக்கலாம் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க?
என்ன பொறுத்த முடியும் இந்த லுக்ஸ்ல மிரட்டுறது, அது வந்து எனக்கு பெரிய ஒரு அதாவது பார்த்தா கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கறது, அப்டிங்குற மாரி தான் பெரும்பாலும் வந்து அப்டித்தான் இருக்கும். இங்க எழுதப்படும் கதைகள் எல்லாமே. நான் சொல்றது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தமிழ் சினிமாவாகட்டும் இல்ல நம்ம மேற்கத்திய படங்கள் எடுத்துக்கிட்டா கூட அதிலேயும் சில சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆ ஹீரோக்கு புரோட்டகோனிஸ்ட், ஆடகோனிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்டியே பெருசா இருப்பாரு. ஒரு மாரி க டாட்டூ போட்டுருப்பாரு. இந்த மாரி தான் எல்லாமே காமிப்பாங்கா. சரிங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. அந் ஜிம்லேருந்து டைரக்ட்டா வந்த மாதிரி பைசெப்ஸு <laughs> இது அப்புறம் காதுல ஒரு தடு அது போய் அது போய் தோடு ஒண்ணு போட்டுருப்பாங்களே குட்டி தோடு. ஆமா, கடுக்கன். <laughs> அ.
ஆமா, ஆமா, ஆமா. பைசெப்ஸதுலே ஆமா, ஏதோ ஒரு கடுக்கன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆமாமாமா, அது வந்து இதெல்லாம் சும்மா இவங்க உருவாக்கப்பட்டது. அது வந்து நடைமுறைக்கு ஒத்து போகுதா? அப்டின்னா இல்ல அப்டிங்கிறது தான் எதார்த்தம், என்ன பொறுத்த முடியும். ஏன்னா, பெரும்பாலும் நீங்க நல்லா இந்த காவல்துறையில எப்போயாது அலுவலகம் எப்போயாது அங்க காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போயாது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க புகைப்படங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹீரோ மாரி இருக்கும். அங்க இருக்க குற்றவாளிகளோட புகைப்படங்கள எடுத்து பார்த்தீங்க அப்டின்னு ஆமா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! அந்த அது இது அ நீடடா என்னமோ போட்டுருப்பாங்களே?